கண்டிப்பாங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு எடத்தையா பார்க்கணும், இப்ப நம்ம இப்ப கடந்த 1 மாசமா நம்ம என்னலாம் பயன்படுத்துறோம்? அப்ப அதுதான் நம்மளுடைய தேவைக்கான பொருள். ஒரு 3 மாசத்துக்கு மேல நம்ம இத பயன்படுத்தவே இல்ல அப்படின்னா, அது நமக்கு தேவை இல்லைன்னு அர்த்தம். அத வந்து அப்புறப்படுத்திரணும். இதுதாங்க கான்செப்ட்டு! 1 மாசங்க வேண்டாம், ஒரு 3 மாசமா கூட எடுத்துக்கலாமே, தொடர்ந்து 3 மாசம் நம்ம இந்த பொருள தொடவே இல்ல அப்டின்னா, அது நமக்கு தேவையே இல்லாத ஒரு பொருள் தான். நம்ம தான் சும்மா வீட்ல வச்சுட்ருக்கோம், "அப்ப அத தூக்கி போட்டுரு" அப்படின்னு போட்டுறனும். இந்த குளிர்சாதன பெட்டின்னு ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா? அதுவே ஒரு சாபக்கேடுன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனைகள். ஆனா, இப்ப அந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ள வைக்கிறதுக்குன்னு சின்ன சின்னதா, சின்ன சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தனியா, அந்த ஜிப்லாக் கவர்ஸ் தனியா, எவ்வளோ இருக்குதுங்கிறீங்க நீங்க! அன்றாட காய்கறிகள, அன்றாடம் சமைச்சு சாப்பிட்டா, உடலுக்கு ஆரோக்கியம் தான். ஆனா இப்ப என்ன பண்ணுவோம்? வாரத்துக்கு 1 முறை தெனம் போ முடியலை. வெல அதிகமா இருக்குன்னு சொல்ட்டு, எங்க கம்மியா கிடைக்குதோ, வாரத்தில ஏன் கம்மியா கெடைக்குதுன்னா? அவன் ஏற்கனவே அதை 4, 5 நாள் கழிஞ்சு தான் அத கொண்டு வந்து கம்மில போட்டிருப்பான். நம்ம அத போயி வாங்கிட்டு வந்து, அத ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு வச்சு வச்சு. 10 நாள் வச்சு வச்சு, அத சமைச்சு சமைச்சு ச 1 நாள் அந்த காய்கறிய தண்ணில ஒரு 1/2 மணி நேரம் போட்டுட்டு விட்டு பாருங்களேன், அந்த கேரட்லாம் அதோட உண்மையான கலரே, கட்ட கரேன்னு மாறிருக்கும் அந்த தோலு, ஏன்னா, அவ் அதுதான் அதோட உண்மை தன்மையே! நம்ம அத தெரியாம என்ன பண்றோம், ஃப்ரிட்ஜில வைக்கிறோம். உடனே அத எடுத்து தோல சீவிட்டு, கட் பண்றோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம். ஆனா ஒரு 1/4 மணி நேரத்திலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற காய்கறிகள ஒரு தண்ணில அட சும்மாவே நீங்க வெளிய வையுங்களேன்! அதோட உண்மையான தன்மை என்னான்னு நமக்கு தெரிஞ்சிரும். அதோட கலர் மாறிரும். அப்ப தெரிஞ்சுக்கணும் இத நம்ம சாப்பிடலாமா? வேண்டாமான்னு? இந்த மாரி தான். அ அதே பக்கத்தில இருக்கிற ஒரு கட தானே. ஒரு 5 நிமிஷம் நடந்து போய் கூட, ஒரு அன்னன்னைக்கு வர காய்கறிகள வாங்கிட்டு வந்துட்டோம்ன்னா, உடல் ஆரோக்கியமா இருக்குமே! நம்ம வீட்ல வந்து சேத்தி சேத்தி அத குப்பையாக்கி, அந்த குப்பைய திருப்பி நம்ம வயித்துக்குள்ள போடறதுக்கு இதெல்லாமே கொஞ்சம் மாற்று வழிகள் தாங்க!
அ. ம். கண்டிப்பா. ஓ! <laughs> சரி. அ. கண்டிப்பா. ம். ஆமாங்க. ம். <laughs> அ. கண்டிப்பா. <laughs> ஆமா. <laughs> ஐயோ! ஆஹ! ஆமா. ம். கண்டிப்பா. ம். வாங்கலாமே! ம். கண்டிப்பா. <laughs> கண்டிப்பாங்க, ரொம்பவே அருமையா சொன்னீங்க! அதாவது நம்மளே தேடி போயி, ஒரு குப்பைய வாங்கி, அந்த குப்பைய சேத்து வச்சு, ஐயோ! அது மட்டும் இல்ல நீங்க குளிர்சாதன பெட்டின்னு சொல்லும்போது தான், குளிர்சாதன பெட்டி வந்ததிலிருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அ ரொம்ப அதி அ நம்ம அ தேவைக்கும் அதிகமான அளவுல வந்துட்டு, சாப்பாடோ சரி, நம்மளுடைய உணவுகளும் செஞ்சதுக்கு அப்புறமா, அத வந்து குளிர்சாதன பெட்டில வந்துட்டு சேகரிச்சு வச்சுடுவாங்க, அடுத்த நாளைக்கு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கங்க?
ஆமா.